பொதுவா, அந்த இயற்கையே வந்து நம்பளுடைய மனசுக்கு ரொம்ப இதமா, ஆ நம்ப என்ன ஒரு மன அழுத்தத்துல இருந்தாலும், நமக்கு வந்து ஒரு மன அமைதிய குடுக்குறது தான், அதுபோல தான் அந்த கடல் அலையுமே. அதை பாக்கும்போது எவ்வளோ ஆர்ப்பரிக்கிற கடல் அலை பாக்கவே அழகா இருக்கு அப்டினு சொல்லிட்டு, ஆ நமக்கு பாக்கவே ரொம்ப நிம்மதியா இருக்கும். அத பாக்கும்போது நெறைய பிரச்சனைகள் வந்து தீர்ந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ப யார் கூடயாவது அங்கே போயிருந்தோம் அப்படினா, அந்த மகிழும் நினைவுகள் வந்து திரும்ப நம்ப அங்க போகும்போது வரும். இல்ல, வீட்ல இருக்கும் போதே கூட நம்ப நினைச்சு பாப்போம். அன்னைக்கு நம்ப போனோல அப்டீன்டு அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கடல் அலையை பாக்கும்போது என்னென்ன நினைவுகள் எல்லாம் வருணு என்கிட்ட பகிர்ந்துகிறீர்ங்களா?
நிச்சயமாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, கடல் அலை வந்து முதல் முதல நான் கண்ட ஒரு விஷயம் இன்னன்னா, இந்த மகாபலிபுரத்தில இருக்குற அலை தான்.
ம்ஹம். சூப்பருங்க.
அதாவது, எந்த அளவுக்குனா அப்போதான் எனக்கு கருத்து விவரம் வந்து நல்லாவே தெரியும். அப்படி இருக்க பட்சத்துல, நான் போகும்போது அந்த அலையெல்லாம் பாக்கும்போது, முதல் தடவை பார்க்குறேன். அந்த சிற்பிகள்லாம் வந்து, அந்த கடலோரம் நடந்து போகும்போது இருக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த கல் வந்து, அந்த மகாபலிபுரத்துல ஒரு கல் இருக்கும் இல்லையா? பீச்சுக்கு போகும்போது ஒரு கல் இருக்கும், அந்த கல்லெலாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது, பத்தாததுக்கு அது கல்லு மேல, இந்த சைட் பாத்தீங்கன்னா, அந்த கல்லு மேல ஏறி வந்து ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. புகைப்படம்லாம் எடுக்கும்பொழுது, எனக்கு அவ்வளோ இதுவா இருந்தது, நான் வந்து என்னுடைய அம்மாகிட்ட கேட்டேன், "அம்மா இதெல்லாம் ஏறலாமாம்மா" அப்படின்ட்டு கேட்கும்போது, "இல்லல நீ வந்து குட்டி அ குட்டியா இருக்க, அதனால அதெல்லாம் ஏறக்கூடாது, அது ஏறினா விழுந்துட்டுனா வந்து, நம்பளுக்கு தான் கொஞ்சம் பாதிப்பு. அதுனால அதெல்லாம் ஏறக்கூடாதும்மா" அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஆசை அதிகமா இருந்தது, அந்த கலை அலை வந்து டக்குனு நம்ப மேலே வந்து அந்த கல்லு மேலே உட்காரவங்க எல்லா மேலயும் வந்து அடிக்கும்போது, அந்த சாரல்லாம் வந்து சூப்பரா இதுவாகுது, நான் வேடிக்க மட்டும் பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோ ஆழ ஆ.
ம்ஹம். ஆஹ. நிச்சயமா, நிச்சயமா. எனக்கு எப்டீன்னா, நாங்க இந்த ராமேஸ்வரம் போகும்போது தான் வந்து, இந்த தனுஷ்கோடி போயிட்டு, இங்க ஒரு 2 சைடு பார்த்தா, ஒரு சைடு ரொம்ப அமைதியா இருக்கும், இன்னொரு சைடு அலையோட சீற்றம் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ராக் மேல ஏறி நிற்கும்போது, அந்த அ எப்படின்னா எனக்கு கரெக்டா அலை வரும்போது, அலை ரொம்ப பெரிய அலை வந்து அந்த பாறையில தட்டி, தண்ணீயலாம் மேலே செதரும் இல்லையா? அப்போ கிளிக் பண்ணணும். அப்டீன்னு சொல்லிட்டு, "அது ரொம்ப நேரமா குட்டி குட்டிலேயே வந்துட்டு இருந்தது 20 நிமிஷம் கிட்ட வெயிட் பண்ணி முடியாது. எனக்கு அந்த ஃபோட்டோ எடுத்தா தான் நான் வருவேன்" அப்படின்னு அடம் பிடிச்சு, அதுக்கப்புறம் கரெக்ட்‌டா அந்த மாதிரி ஒரு 2, 3 பிக்கும் நாங்க எடுத்தோம், அது நான் ரொம்ப அழகா இருக்கும் பாக்கறதுக்கு. அந்த அலை வந்து மேல அடிக்கும்போது தான் எடுக்கணும். அப்டீன்னு சொல்லிட்டு, அப்போ நீங்க சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகம் வருது, "நாங்க இந்த மாதிரி புகைப்படம் எடுத்தோம் தானே அப்படின்னு சொல்லிட்டு," நீங்க அப்போ என்ன மாதிரியான புகைப்படம் எடுத்தீங்க?
ஆமாமா. ஆமா. ஆமா. <chuckles> நிச்சயமா. ஆமா. தனுஷ்கோடியோட, இதுவும் செம்மையா இருக்கும் உண்மையா. அதுவும் வந்து அந்த அனுபவமும் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் வந்து எனக்கு, புகைப்படம் வந்து அப்போ நாங்க எடுக்கிற அந்த, ஆ எல்லாமே நான் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது, நான் வந்து எப்போ பார்த்தேன்னா, ஒரு 5 வகுப்பு, 6 வகுப்பு, அந்த சமயத்துல தான் நான் பாத்தேன். அந்த மகாபலி சிற்பங்கள்லாம் பாக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருந்து, இப்போ அடிக்கடி போறதுனால வந்து பாத்திங்கன்னா, ஆ எனக்கு வந்து அந்த அந்த அது ஏதோ தெரியல, ஏ அடிக்கடி பார்க்கறது தானே, அப்படின்ட்டு வர அந்த அ பிரமிப்பு போயிடுச்சு, இதை விட எனக்கு கண்கொள்ளாத ஒரு காட்சி என்னன்னா, எனக்கு கன்னியாகுமாரி தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா, அந்த அலையும் சரி, அந்த நைட் டைமில பார்க்கிங் போட்டுட்டு, அந்த சூரிய உதயம் வந்து கடலோடு அது பாக்கும்பொழுது, அவ்வளோ மக்கள் வந்து திரண்டு இருப்பாங்க. அவ்வளோ இது ப ஆனா, அது "திடீர்னு பாத்தா அவருக்கு என்ன ஆகும், ஏதாகும் தெரியாது. மேகமூட்ட இதுவாயி தெரியவே மாட்டாரு. திடீர்ல மழை பெய்வாரு." ஆங்.
ம்ஹம். ஓ! சூப்பர்‌ங்க, சூப்பர். ம்ஹம். <chuckles> ஆமா, நம்ப எப்பயாவது தான் நமக்கு வந்து வாழ்க்கையில ஒரு தடவை தான் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் அங்க போனாலும், அன்னைக்கு இங்கே வந்து, அவருக்கு கோவம் வந்து லேட்டா எழுந்துருச்சுருவாரு அலாரம் அடிக்காது, இல்ல மேகத்தோடு கூட்டிட்டு வந்துவிட்டு நமக்கு, அ அது கொஞ்சம் சிக்கலை உண்டாக்கிருவாரு, நீ என்னையெல்லாம் உன்னை பார்க்க வேணாம் போ அப்படின்ற மாதிரி.
ஆமா. <laughs> நிச்சயமா, நீங்க நம்பவே மாட்டீங்க, நான் கிட்டத்தட்ட 7, 8, தடவ போயிருக்கேங்க. அதுல வந்து நான் சூரிய உதயமே பாத்தது பாத்தேன்னா, ஒரு 2 தடவை தான்.
ம்ஹம்.
அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா, 1 மழ பேஞ்சு அந்த மேகத்தக் கலக்கியுட்ரும். அப்டி இல்லன்னா, எதனா ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்தச் சீற்றம் வந்து பாத்தென்னா அ திடீர்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சுரும். "என்னடா இது? நமக்கு வந்து பாத்த சோதனையப் பாரேன்," அப்டின்ற போல இருக்கும். <inhales> அதுக்கப்புறம் வந்து, அந்த ஒர்க் நல்லா அந்த அந்த சிட்டிங் பிளேஸ்லாம் சூப்பராப் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப சமீபகால ஒரு நா அ 2 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன். <tsk> அப்டியிருக்கும் பொழுது ஆமா கன்னியாகுமரி போயிட்டு வந்தேன். ராமேஸ்வரம்லாம் போயிடுட்டு, கன்னியாகுமரி போயிட்டு வரும்பொழுது, <inhales> அப்ப அந்த கடலோட இது உக்காந்து அதுவும் நைட் டைம்ல எத்தன மணிக்லாம், மணி ஒரு 1 2 அது போல வந்து உக்காந்துட்டோம் உக்காந்து நான் பாட்டுப் பார்த்துட்ருக்கேன், அந்த இருட்டு அந்த வோட அலை வந்து வெள்ள கலரு அந்த இது மட்டும் அந்த நுரை வந்து வரும் இல்லையா? ஆமா
ம்ஹ்ம். <laughs> நீங்க கன்னியாகுமரிங்களா? சூப்பருங்க! சரி. ஆமா அந்த நுரை வந்து, <chuckles> பார்க்கும் போதே, அதுவும் நம்ம நேரா பார்க்கிறத விட, ஒருவேள ஒரு வீடியோ எடுத்துப் பார்த்தா அவ்வளோ சூப்பரா இருக்கும். <inhales> "நிஜமாவே இது உண்மையா? என்ன அழகா இருக்கு? கால்ல சூப்பரா வந்து தொட்டுட்டு தொட்டுட்டு போகுதே!" அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே, சூப்பரா இருக்கும் அது.
ம். ஆமா. அதுக்கு பாத்தீங்கன்னா, ஓயாம அதோட வேலை வந்து செஞ்சிட்டே இருக்கும். நான் வந்து உக்காந்து அதவந்து பார்க்குறேன் அது எனக்கு பல சிந்தனைகள் போது இது பாறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரெஸ்ட்டே இல்ல போல 24X7 அது பாட்டு வந்து அச்சினே இருக்கு. அது மாட்ட அல வந்துட்டே இருக்கு. நெறைய விஷயங்கள வந்து, அது நெறைய விஷயங்கள வந்து பாத்தீங்கன்னா, வந்துட்டே இருக்குன்னால, எனக்கும் என்னடா இது? அப்டிலாம் வந்து நெறைய அதான் ஆனா உண்மையா வந்து பாக்கணும்னா, அந்த நைட் டைம்ல அந்த பீச்ச பார்க்குறதுக்கு ரொம்பவே பயமா இருக்கு.
அச்சின்னே இருக்கு. ஓ! ஒருவேள நீங்க, எனக்கு எப்டின்னா, <chuckles> எனக்கு ஒரு இந்த சில நேரங்கள்ல வந்து, அந்த க கடல் அலைய பாக்கும்போது, அ "ஒருவேளை சுனாமி வந்துட்டா, எங்க இந்த மாரி ஒரு அமைதியான நேரங்கள்ல தான் டக்குனு அந்த சுனாமி வந்துதுன்னு சொன்னாங்க, ஒரு வெள்ளம், புயல் வந்துட்டா, நம்ப என்ன பண்றது?" அப்டின்னு சொல்லிட்டு "நம்பளோட ஃபோன்லாம் வச்சுருக்கோமே நனைஞ்சிருமே" <laughs> இப்படியெல்லாம் நான் யோசிப்பேன், நீங்க எப்பயோ அந்த மாரி யோசிச்சுருக்கீங்களா?
எனக்கு காஞ்சனா படம் எல்லாம் வந்து ஞாபகம் வருது. <chuckles> ஆ. <chuckles> நிச்சயமா. <laughs> அ ம். ஏங்க அந்த நேரத்துல எனக்கு அப்டிதான் எனக்கு தோணுச்சு. நைட் டைம் செம்ம இருட்டு. இருட்டுல்லேயே அந்த கடை எல்லாமே வந்து குளோஸ் ஆயிட்ச்சு. எத்தனை மணிக்குன்னா, ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்து அந்த கடை என்ற ஒரு விஷயம் வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. 10 பத்தரை, 11 வந்து குளோஸ் பண்ட்டாங்க, எல்லாமே. அப்டி இருக்கும்பொழுது எனக்கு வந்து நைட் டைம்ல வந்து தூக்கமும் வரல, பாத்தீங்கன்னா கொசு கடிக்குது. என்னடா இது? ஏது பண்றதுன்ட்டு, நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களது இது வந்து பாத்தீங்கன்னா வேன் இது பண்ணாங்க. வேன்ல இருக்கேன். "நீ படுங்க, நான் போயிட்டு கா அடர் அறைய பாக்க போறேன்" அப்டின்ட்டு நான் பாட்டுக்கு பாத்துட்ருக்கேன் எனக்கு ஒரு சம சமயத்தில பாத்திங்கன்னா, அந்த காத்தும் சரி, அந்த இருட்டும் சரி எனக்கு பயமுறுத்த ஆரம்பிச்சிச்சு. பக்கத்துல வேற யாரும் இல்லையா? எனக்கும் அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அன் அ ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். வேனுக்கும். அப்டி இருக்கும்போது திரும்பி, திரும்பி அம்மாவ பாக்குறேன். அம்மா என்னை பார்க்குறாங்க. "என்ன திரும்பி, திரும்பி என்னை பார்த்துட்ருக்க?" அப்படிங்கிறப்ப "இல்லம்மா பயமா இருக்கு, எதனாச்சு பாத்தா, பயமா இருக்கு. தெரியுதுல ஒழுங்கா வேனுக்கு வா" அப்படி. <chuckles> "எதுக்கு நீ அங்க தனியா உட்காந்துருக்க?" அப்டின்னும்பொழுது, அ,
ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ம். ஓஹோ! <chuckles> <exhales> எனக்கு இன்னும் கூட ஒரு டவுட்டு எப்பவுமே வந்துகிட்டே தான் இருக்கும், அந்த கடல்கரை பக்கத்துலலாம் பெரிய ரெசார்ட்டு, ஹோட்டல்லாம் கட்டி வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பயமா இருக்காதா? நாள பின்ன அலை வந்ததுனா அடிச்சுட்டு போயிருமே, இவ்வளோ காசு போட்டு கட்டியிருக்கோமேன்ற ஒரு பயமே இருக்காதா என்ன?
ஆ. ஆமா. பல கேள்விகள் இதுபோல எனக்கு நான் மட்டும் தான் இது போல கேள்வி கே நெனைக்கிறேன் நென்ச்சேன், பரவால்ல என்ன போல ஒருவர் நெறைய பேரு இருக்காங்க போலயே! எனக்கும் உண்மையா வந்து அந்த வி.ஐ.பி இதுவெலாம் இருக்கு. அ நாங்க வந்து பாத்தீங்கன்னா, என்னோட சித்தி வீடு வந்து பாத்தீங்கன்னா, அ வி.ஐ.பி பீச்சாண்ட இருக்கு. வி.ஜி.பி சாரி விஐபின்றேன் பா வி.ஜி.பி பீச்சாண்ட, இந்த வி.ஐ.பி எல்லாமே ப்ளேசஸ் இருக்கும். ஆமா பீச்‌சுக்கும் பீச்‌சுக்கு ஒரு முன்னாடி கரெக்ட்‌டா 1 தெருவு தள்ளி. ஆமா அப்டி இருக்கும்பொழுது, நான் பாப்பேன் என்னடா இது? சூப்பர் சூப்பரா கட்டி வச்சிருக்காய்ங்க. எனுக்கலாம் வந்து, ஒரு சமயத்துல வந்து என்னாச்சுனா, இந்த விஜிபிலா வந்து மூழ்கிடுமோ? இந்த 2020- த்தி நா அ 2004- ல வந்து அ இது வந்துது சுனாமி வந்துது, அப்போ 1 வயசு. "அப்போ இந்த வி.ஜி.பி லாம் இருந்துதா? இல்ல இருந்திருந்தா இந்த ராட்னலாம் மூழ்கிடுச்சா?"அப்டின்ட்டு பல விஷயங்கள் எங்கள்க்கு தோண ஆரம்பிச்சுச்சு. நம்ப கேட்டா நம்ப ஒரு பைத்தியொன்றுவாங்க. எதுக்கு இத வேற கேட்டுட்டு. அப்பலாம் வந்து எனக்கு நெறைய விஷயங்கள் வந்து தோணும். ஆனா உண்மையா வந்து பாத்தீங்ன்னா, இந்த நவம்பர் இந்த மழை டைம்ல வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அந்த அலையோட சவுண்டு வந்து செம்மையா கேக்கும். எந்த அளவுக்குன்னா, நம்பளயே வந்து பயமுறுத்ற அளவுக்கு கேக்கும். எப்புர்றா நீங்க இவ்ளோ பெர்சு பெர்சா நீங்க வீடு கட்டிட்டு? கண்டிப்பா கோடிக்கணக்குல தான் இருக்கும். அவுங்க பல கட்ற வீடுல்லாம்.
<laughs> வீட்லாண்ட இருக்கா? சரி சரி சரி. <laughs> ஆ வீட்லாண்ட இருக்கு ரைட் ரைட்டு அ. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமா, அந்த அளவுக்கு வந்து உள்ள அந்த வேலைப்பாடுகள் அதிகப்படியா இருக்கும். ரொம்ப வ அந்த காஸ்ட்லியான அந்த இதெல்லாம் போட்ருப்பாங்க. உள்ள வச்சிருக்க அந்த இன்டீரியர் டிசைன்லாம், அந்த அளவுக்கு ரொம்ப அ விலையுயர்ந்த பொருட்களால தான் பண்ணியிருப்பாங்க. நம் நம்ம போயிருக்கோம் இல்லயா? அப்போ பாத்துருக்கோம். இவ்ளோ சூப்பரா பண்ணிருக்காங்களே? ஆனா இந்த எடத்துல பண்ணிருக்காங்களே? நாளைக்கு ஒரு புயல் வந்துதுனா, நாளான்னைக்கி இது இருக்காதே? அப்டின்ற ஒரு எண்ணம். எந்த தைரியத்துல இவுங்கலாம் கட்டி வைக்கிறாங்க? அப்டின்னு சொல்லிட்டு. அ பரவால்ல உங்களுக்கும் அந்த யோசனை தான் வந்திருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்களேன், அ உ உங்களுக்கு அந்த மன அமைதிய குடுக்குற மாதிரி ஏதாவது நினைவுகள் வந்து இருக்குங்களா? அ "அப்போ ரொம்ப டென்ஷனா இருந்தேன். என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நேரத்துல வந்து நான் அந்த அக் ப் பீச்சுக்கு போனேன். அந்த கடற்கரை கடல் அலைய பாத்ததுக்கப்புறம் வந்து, நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிருச்சு எனக்கு" அப்டின்ற மாரி எதுவும் அனுபவம் இருக்குங்களா? உங்களுக்கு!
ம். ஹ்ம். ம். ஆமா ஒன் ம். ஆ இருக்கு. இந்த அனுபவம் நான் வந்து மறக்கவே மாட்டேன். எப்பன்னா என்னோட சித்தி வீட்டுக்கு போய்ட்டு இருக்கும்போது, நானும் என்ன ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்தது. சித்தி வீட்ல வந்து எங்க பசங்களுக்கும், எங்க சித்திக்கு சம்திங் என்னமோ அந்த வாக்குவாதம் சும்மா நடந்துன்ட்டே இருந்தது. நான் வந்து நடுவ்ல வந்து என்ன நா பண்ட்டேன்னா, ஏதோ பேசிட்டு சண்ட போட்ட்டு வந்த்ட்டேன். எனக்கு சும்மா நீங்க வெளையாட்டுக் என்ன வெளையாட்டுனா? இந்த தாய பாஸு கரெக்ட்‌டு. ஞாபகம் வந்துர்ச்சு தாயபாஸ் வெளையாடிட்டு இருக்கும்போது, எனக்கு வெளையாட தெரியாது இதுதான் உண்ம. என்ன வந்து உக்காந்து காய உருட்ட சொன்னாங்க. அது மட்டும் நீ பண்ணா போதும் அப்டின்னாங்க. சரி நானும் உருட்டின்ட்ருந்தேன். அவுங்க சொல்ற காய் என் எனக்கு வரலனா
சரி. ம்ஹ்ம். ஓ! அஹ! அங்க 1 கேட்டா 1 வரல, 5 கேட்டா 5 வரல.
ஆமா <chuckles> நான் என்னா என்ன பண்றது? மண்டைல அடிச்ட்டாங்க. எனக்கும் கோவம் வந்துர்ச்சு, நீங்களாச்சு, தாயமாச்சுது தூக்கி போட்டு, நான் என்ன பண்ட்டேன், எங் சித்தி வண்டி இருந்துது. வண்டி எட்த்துட்டு அப்பதான் எடுத்தேன் அப்ப வந்து எனக்கு தா
ம். இல்ல நீங்க வண்டிய எடுத்துட்டு, இந்த தாய கட்டைய கொண்டு வந்து கடல்ல போட்ருக்கனும். நீங்க எப்டி விளையாட்றீங்கன்னு நான் பாக்குறேன்ட்டு!
இல்ல இல்ல இல்ல. அந்த தாயத்த தூக்கி போட்டுட்டு நான் வண்டி எட்த்தேன். வண்டியும் வந்து பாத்தீங்ன்னா, அந்த சமயத்துல எனக்கு ஓட்ட தெரியாது. எந்த அளவுக்குனா! ததக்கா புதக்கா. <chuckles> எனக்கா நான் வண்டி எடுத்துட்டு "ஏய்! நில்லு! நில்லு! எங்க போற? எங்க போற?" அப்டின்னும்போது "நான் எங்கணா போறேன்! உனுக்கு என்னா வந்துது?" அப்டின்ப்பா, எங்க அண்ணன் ஒடனே வந்து, "ஏ சர்சரி கோவமா இருக்காத" அப்டின்ட்டு "வா" "நீலாம் பேசாத நீ தான் மண்டைல அட்ச்ச ஆளே மொதல்ல" அப்டின்னும்பொழுது "எங்க போற?" "நான் பீச்சுக்கு எங்கனா போ போறேன், என்ன தனிமையா இருக்க விடுங்க" அப்டின்நோன்னே "எதுக்கு? கடல் மாதா என்ன ஏற்றுக்கொள்ளுன்ட்டு குதிக்கர்துக்கா?" அப்டின்ன "நான் எதனா பண்றேன் ஒனக்கு என்ன வந்துது?" அப்டின்னு. <laughs> ஆ இருக்கும் ஒரு
ஆஹ. <chuckles> அஹ! நான் தனிமையா இருக்கணும். பீச்சு பீச்சாண்ட போறேன், அடடா! எத்தன வயசில?
11னாவதுன் நெனைக்கிறேன்.
அஹா! டீனேஜு ல, கண்டிப்பா கோவம் வரதான் செய்யும். <inhales> நீங்க கடல் மாதாவ கூப்ட்ருந்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அப்டிதான். <inhales> மேல சொல்லுங்க என்ன தான் ஆச்சு அன்னைக்கு?
ம். ஆமா, <grunts> கரெக்ட், க அதுக்கப்புறம் என்னோட அண்ணன் வந்து பின்னாடி உக்காஞ்சுட்டு, "சரி நீ ஓட்டு, நீ வந்து மெயின் ரோடு ஈஸியா அந்த ரோடு வரும்போது மட்டும் என்ன வந்து பின்னாடி இது பண்ணு, நான் முன்னாடி வந்து இது பண்ணிக்கிறேன்" அப்டின்னு சொல்லும்போது, எதுக்கு? மே "ஏய் நீ வந்து சின்ன பொண்ணு இப்பிட்லாம் ஓட்டக்கூடாது" அப்டின்னு சொன்னோன்ன, 'சரி ஓகே நீ டிர் ஸ்ட்ரெய்ட்டா நீ பீச்ல விடு" அப்டின்னேன். <inhales> அ என்னோட அண்ணனும் விட்டாங்க, என்கிட்டே பேசாதண்ணா, "இது பார் என்னை வந்து கல்லாட்டை இது பண்ணி ஏமாத்துறீங்க, ஒரு அறியாத புள்ளிய வந்து தலைல அட்சி நான் என்ன அம்மா அப்பா இல்லாத புள்ளியா?" அப்டின்ட்டு நான் சும்மா அழுவ ஆரம்பிச்ட்டேன்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். <chuckles> "அறியாத புள்ளைய தல்லய அட்ச்சு, இன்னான பண்ணிச்சோ, பெஜாரா போச்சுன்னா, என்னை வீட்டு இட்னு போ" அடடா என்னா ஸ்லாங்குங்க! சொல்லுங்க, சொல்லுங்க, காதுல தேன் வந்து பாயுது காதினிலேன்ற மாரி.
என்ன தனியா விடுங் <chuckles> <laughs> <laughs> அதுபோல என்ன அடிச்ட்டாங்க. எனக்கு கோவம் வருமா, வராதா? நான் வந்து பீச்ல அதுக்கப்புறம் இது போடுரென், என்னோட அண்ணா, ஆ என்னோட அண்ணா அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி குட்த்தான். ஐஸ்கிரீம் பாத்தோன்னே நம்பளுக்கு தான் வந்து மனசு கொஞ்சம் எறங்கிடும் இல்லையா? எனக்கு எறங்கிடும், கண்டிப்பா எறங்கிடும், அது வந்து பாத்தீங்கன்னா நான் பீ அ.
அ ஹ. வரணுமே! மா இன். கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த ஐஸ் கிரீம், பிரியாணி, Dairy Milk, இதெல்லாம் வந்து <inhales> கோவமா இருக்குறவங்கள வந்து சாந்தம் படுத்தறதுக்காக கண்டுபுடிச்ச அ அந்த உணவு வகைகள், <inhales> சிற்றுண்டிகள்ன்னு சொல்லலாம். அதெல்லாம் வாங்கி குடுத்தா யாராருந்தாலும் சமாதானமாயிருவாங்க. அ இன்க்ளூடிங் மி.
ஆ. கண்டிப்பா. ஆ <inhales> பரவால்ல, என்ன போல ஒருவர், நெறைய பேர் இருக்காங்க. <chuckles> அப்டி இருக்கும்பொழுது என்னோட அண்ணா வந்து ஐஸ் கிரீமு எனக்கு புடிச்சது kinder joy வாங்கி குட்தாங்க, நான் சா வந்து, "சரி இதைப்போல வந்து கோச்சின்லாம் வரக்கூடாது, இப் இப்ப இப்ப இருக்கிற பழக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா, நாள பின்ன வந்து வீட்டை விட்டு வெளியே வரத்துக்கு கூட வந்து <inhales> இதுவா இருக்கும்" அப்டின்லாம் சொல்லம்போது, "நீ வந்து தத்துவம் மாரிலாம் பேசாத" அதுக்கப்புறம் "நான் வ நானே வீட்டுக்கு போயிர்றேன், நீ இப்டியே இருந்துரு தத்துவம் பேசிட்டு" அப்டின்னேன். <inhales> இல்
<laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. ம்ஹ்ம், ம்ஹ்ம். நீ நீ தத்துவம் பேசுறதுக்கு பேசாம கடல்லயே குதி. "கடல் மாதா, இந்தா அவளையும் நீயே ஏத்துக்கோ" அப்டின்னு அவுங்களே சொல்ட்டு போய்ட்டாங்களா? <inhales>
<laughs> <laughs> இல்ல, தத்துவம் ப அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வாக்கிங் போயிட்டு, வீ பக்கத்லயே வந்து பாத்தீங்கன்னா, பி இது இருக்கும். விஜிபி. அதை எல்லாமே சும்மா பாத்துட்டு, அப்டியே அந்த நைட் டைம் லைட் செட்டுக்கு வந்து சூப்பரா இருக்கும். அதெல்லாம் அந்த லைட் செட்டிங்லாம் பாத்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் மணி ஒரு 8 மணிக்கோ என்னமோ தான் வீடு வந்து சேந்தனே நாங்க 2 பேரும்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். அருமை! அருமை! ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த கடல் அலைய பாக்கும்போது, உங்களுக்கு என்ன நினைவுகள் வருதுன்னா, உங்க அண்ணா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்த அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனைய வந்து உண்டாக்கி, திரும்ப அவுங்கள அவுங்க வந்து உங்கள சமாதானப்படுத்தி, <inhales> அப்டிலாம் அழகா வந்து உங்களுடைய நினைவுகள எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டிங்க. உங்க கிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி! மீண்டும் பேசலாம்.
மீண்டும் பேசலாம். பாய்! பாய்!